அங்க போயிட்டு, அந்த க கவுன்ட்ர்ல போயிட்டு கே கேட்டா தான். அது வந்து 3/4 மணி நேரம் தான் இருக்கு.
அதுக்கப்புறம். ம், ம்.
விமானம் கிளம்புறதுக்கு. ஆனா, 3/4 மணி நேரம் இருக்கு.
அப்போ, உள்ள விட்டாங்களா இல்லையா?
விடல. அதுதான் சொல்றேன். விடல. அதுக்கப்புறம், மறுநாள் தான் அந்த விமானம்.
ஐயய்யோ! ஆ. ம், ம். புரியுது, ஆ.
நான் வர இடங்க அ நான் எறங்குகிற இடத்துக்கு மறுநாள் தான் விமானம்.
அப்புறம் என்னதான் பண்ணீங்க, இப்டி வந்து விசாவும் முடியபோது.
ஏன் அவ அனுப்பமாட்டேன்டாங்க அனுப்பமாட்டேன்டாங்க, நீங்க வேண்ணா நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து, ஸ்பெஷல் இதில ஸ்பெஷல் கேஸ்ல நான் உங்களுக்கு புக் பண்ணி தரறேன் அப்டினு சொல்லி ஒரு வழி எதுமே பண்ண முடியாது.
யாரு அங்க, அந்த ஏர்போர்ட்ல உள்ளவங்களா? இல்ல, கம்பெனிக்காரவங்களா?
கம்பெனிகாரங்க இல்ல, ஏர்லைன்ஸ்காரங்க.
ஓ! சரி, சரி. ஆ.
"ஏர்போர்ட்லேயே நீங்க தங்கிக்கிலாம்." எனக்கு நான் சொல்றேன் நானு அவங்கள்ட இல்லங்க, இந்த மாரி ஆயிருச்சு. "நான் இன்னைக்கு கடைசி நாளுங்க. நான் போயே ஆகணும்" அப்படினா, "இல்லங்க. "நீங்க வேணா வெளிய போனா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்க ஏர்போர்ட்லயே தங்கிக்கிலாம். உங்களுக்கு வந்து யாரும் வந்து கேக்கமாட்டாங்க." அடப்பாவிகளா டேய், 3/4 முக்கா மணி நேரம் இருக்கில்ல. நீ விட்டனா நான் கடகடனு கூட்டி போய்டுவேல்ல அப்படின. ஆஹ, உடவே மாட்டேன். மறுநாள் அதுக்கும் என்ன, 25 வந்து நான் ஃபைன் கட்டி தான் பண்ணது சார்ஜ்ஜஸ்ல்லாம்.
ம். பரவால்லங்க. ஆனா, இந்த ஒரு ஃபெசிலிட்டியாவது இருக்கே. அதான். <chuckles> ம். ஐயயோ! ஆ. ஏங்க, இந்த கம்பெனிக்காரங்க என்னதாங்க பண்ணாங்க அப்ப?
25 அன்னைக்கு வந்து ஐம்பது ரூபாய்னு நினைக்கிறேங்க. அன்னைக்கு காலகட்டங்கள்ல ரூ.50னு நெனைக்கிறேங்க. 1 யூரோ.